இப்போ நாம வந்து நாகரிகமா வாழ ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த குப்பைகள் அப்டிங்கிறது கொஞ்சம் அதிகமாகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அ அதனால நம்மளோட முக்கிய பங்கு என்னென்னா, அத வந்து அகற்றது, அ இல் அல்லது அத வந்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துறது, எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அத அ மீண் மீண்டும் வந்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட கவனம் இருக்கு இப்போலாம். அ அப்டி இருக்கும் போது நீங்க வந்து உங்க வீட்ல எப்டி வந்து அந்த குப்பைய வந்து சரியா பயன்படுத்திட்டுருக்கீங்க? அதாவது வெளிய அகற்றுறதாகட்டும், இல்ல வந்துட்டு, அ மக்கும் குப்பை அந்த மாரி பிரிக்கிறதாகட்டும், அதெல்லாம் எப்டி பண்ணிக்கிட்டுருக்கீங்க?
கண்டிப்பா இப்போ பார்த்திங்கன்னா குப்பையை வந்து கழிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா, இப்போ தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே கஷ்டம். நம்ம பாட்டுக்கு எல்லா குப்பையும் கண்டபடி சேர்த்தி போட்டுருவோம், <inhales> அவங்க இனி போய் அத வந்து அவங்க கையாலவே பிரிப்பாங்க, அதெல்லாம் பார்க்கவே கஷ்டமா இருக்கு. இப்போ மக்கள் வந்து நெறைய விஷயங்கள் முன்னெடுத்து, இந்த மாரி எப்டின்னா, ஈரக்கழிவுகள் அதாவது சமையல் அ சமையல் கழிவுகள்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் ஒரு ஒரு-ஒரு பையலையும், இல்ல உலர் கழிவுகள்ன்னு சொல்லுவாங்க இந்த பிளாஸ்டிக்கு, காகிதம் அந்த மாரி வந்து அபாயமான விஷயம். ஏதோ பேட்டரிலாம் போட்ருப்பாங்க, பல்பு, ஒடைஞ்ச கண்ணாடி துண்டு இந்த மாரிலாம் இருக்கு இல்லைங்களா? இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒண்ணா பேப்பர்ல நல்லா மடிச்சு நல்லா ஒரு <smacks lips> பண்டில் மாரி ஆக்கி அதுக்கப்புறம் போடலாம். <inhales> இந்த மாரி விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்புறம் வந்து இந்த
ம். ஆமாங்க. ஆஹ! ஆமா ஆமாங்க. ஆஹ! ஆஹ! அச்சோ! ஆமாங்க அஹ். ஆ நல்லதுங்க.
ஆ சமையல்ல வந்து நெறைய இந்த தோலெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த வீட்ல செடி இருந்தா அதுலயே போடுவாங்க இல்லைங்களா?
ஆமாங்க.
அ அது வந்து உரமா இருக்கும். சோ அந்த மாரி விஷயங்களல்லாம் வீட்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா, <smacks lips> உங்க நீங்க குப்பைக்கூடையில தான் போடணும். அது வேஸ்ட்‌டா தான் போகணும்ன்ட்டு இல்ல. <inhales> அது வந்து நாளைக்கு இது உங்களுக்கு உரமாவும் செயல்பட ஆரம்பிக்கும்.
கண்டிப்பாங்க. அது ம அதாவது அந்த அதுவும் அந்த மண்புழு உரமல்லாம் பண்ணுறதுக்கு போடுவாங்க. அது நல்லா இருக்கும்.
கண்டிப்பாங்க, ஏன்னா எனக்குத் எங்க அண்ணாவோட ஒரு அப்பார்ட்மெண்ட்டில இருக்கான். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா? <inhales> ஒரு அங்க வந்து அந்த கம்போஸ்ட் பின்னு ஒண்ணு ஆங்கிலத்தில வச்சுருக்காங்க. என்னன்னா இந்த மாரி அ சமையல் கழிவுகள், இந்த மாரி உங்க விஷயங்கள் அத மக்கி ஈஸியா மக்கி போற கழிவுகள்லாம் கொண்டு போயி. அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லா அதுல கொட்டிட்டா, கடைசியில அது மென்யூர் மாரி மாத்தி, அத வந்து அப்பார்ட்மெண்ட்டில இருக்கிற செடி, அந்த மாரி உரங்களுக்கு அவங்களே யூஸ் பண்ணுறாங்க.
ஆ. ஆஹா. ஆ. ஆஹா. ஓ! அருமையா இருக்குங்க. அத வந்து யார் ஆரம்பிச்சாங்க? அந்த மாதிரி.
அவங்க அப்பார்ட்மெண்ட், அந்த ஓனர் தான் அதுமா அந்த மாரி விஷயத்தை வச்சிருக்காரு.
ஓஹோ! நல்லதுங்க. அ.
ஆமா, இந்த மாரி இருக்கும்போது. அ அது அவங்களோடு அவ ஏன்னா, காசு போட்டு ஒரு ஃபெர்டிலைசர் உரங்கள் இந்த மாதிரி வாங்குறது, அந்த மாரி விஷயத்துக்கு இது நம்மளோட வெறும் வீட்டு கழிவுகள். வெறும் அந்த வெங்காயம், இந்த அந்த மாரி விஷயங்களோட தொல்லி, அது மாதிரி தான இருக்கப்போகுது.
ஆ. அதே தாங்க, ஆ அருமையான ஒரு யோசனைன்னு சொல்லலாங்க. அதுவும் இப்ப இ இப்போ செஞ் செஞ்சுட்டுருக்காங்க <chuckles> அப்படீன்னு கேட்கும் போது வியப்பா இருக்கு.
கண்டிப்பா. அப்பறம் இந்த பிளாஸ்டிக் பாட்டில் மாரி ச அந்த தண்ணி பாட்டில் அதிகமா வாங்கி, வாங்கி போடுறதுனால, எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம வீட்ல செய்றோம். ஸோ அதுமாரி ப ஆமா. ரீயூசபுளா கொஞ்சம் இந்த ஸ்டீல் பாட்டிலு. அ ஆல்ரெடி இந்த டப்பாலாம் நம்ம வச்சிருப்போம் வீட்ல. ஒரு பா ஓசின்னு சொல்லுவாங்கல்ல. <inhales> அதுமாரி விஷயங்கள் அதெல்லாம் வைக்கலாம்.
ஆஹாம். ஆமாங்க. ஆஹா. ஆமாங்க. ஆ, ஆ.
அ இந்த வேலைக்காரங்களுக்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? அவங்கல்லாம் கொஞ்சம் சொல்லி தரணும். வீட்ல, இப்போ ஏன்னா அவங்க கொஞ்சம் படிப்பறிவு இல்லாதவங்க. ஏதோ வேலை செய்யக்கினு வருவாங்க. நமக்கு வந்து அது தெரியும். <inhales> இருந்தாலுமே அவங்க தான் நெறைய பேர் இப்போ நகரங்கள்லாம் யாருங்க அவங்கவங்க வேலை செய்றாங்க? வீட்ல நெறைய பேரு ஆமா ஆள் வச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவங்களுக்கும் பெருசா படிப்பறிவு இருக்காது. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லி தரணும்.
ஆஹா. அதாங்க. <chuckles> ஆள் போட்டு தான் செஞ்சுட்டுருக்காங்க. அ. அதாங்க. ஆஹா. என்ன சொல்லித்தரணும்னு எதிர்பார்க்கிறீங்க?
இல்ல. இந்த மாரி, அ நான் இப்ப சொன்னேங்கல்ல, வேஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிரிச்சு போடுங்க. இந்த மாரி விஷயங்கள்லல்லாம், அ டக் ரோ எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுக்க. ஏன்னா, அவங்க வேலை முடியணும்னு சொல்லி டக்கு, டக்குன்னு எல்லாத்தையும் ஒரே குப்பை கூடையில போட்டு முடிச்சுட்டு, கொண்டு போய் போட்டு போயிருவாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க.
ஓஹோ! ம். ஓஹோ! புரியுதுங்க. அ. ஆ.
அது மாரி. அப்பறம் வந்துட்டு, அந்த நம்ம வீட்டுல கொஞ்சம் கொஞ்சமா வேஸ்ட்டு கொறைச்சா தான். ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கிற வேஸ்ட்டல்லாம் அள்ளிட்டு போய் ஒரு குப்பை கிடங்குன்னு போட்டு, அங்க போய் தீ எரிச்சு, அது வந்து அந்த நெறைய புகையை உண்டாக்கி, நெறைய விஷயங்கள்லாம் வருது. ஸோ கொஞ்சம் அவங்கவங்க வீட்டில இருக்கிற குப்பைகள கொஞ்சம் கொறைச்சுக்கணும். அது மண்ணு மாரி இருந்தா பிரச்சனை இல்ல.
ஆமாங்க. அதே தாங்க. <laughs> இது நல்லா இருக்குங்க. அதாவது, "அ குப்பைய அகற்றுறதும் இல்லாம, கொஞ்சம் பயன்படுத்துறதையும் கொறைச்சுக்கலாம்." அப்படீன்னு சொல்றீங்க. அ எந்த விதத்தில குறைக்கலாம்ன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? அதுவும் முக்கியமா வந்துட்டு நீங்க சொல்றதிலருந்து என்ன தெரியுது அப்படீன்னா, "அ மக்கும் குப்பைக்கு இங்க பிரச்சனையே கிடையாது. இந்த மக்காத குப்பை பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்துட்டு வந்துட்டு கொஞ்சம் மாசு தருது" அப்படீங்கும் போது, அ எப்படியெல்லாம் நம்ம அத கொறைக்கலாங்க பயன்படுத்துறத?
கண்டிப்பா இ கண்டிப்பா. இப்போ நெறைய பேர் இந்த Amazon, அது, இதுன்னு நெறைய ஆர்டர் பண்ணி எக்கச்சக்கமான பாக்ஸஸ் வரும். அதுல சுத்துற பிளாஸ்டிக் கவர் ஆமாங்க. எதுக்கு அ அத்தன சுத்தி வரும்? சோ அந்த மாதிரி இருக்குறப்போ ஒவ்வொன்னையும் நம்ம கொண்டு போய் போட, போட அது குப்பைய எச்சு தான் ஆகுது. <inhales> அதுக்கு நீங்க அதை அட்லீஸ்ட் ஏதோருக் 1 ஸ்டோர் ரூம்‌ல போட்டு வச்சுட்டு அத, எங்காச்சு 1 அட்டை கம்பெனியல்லாம் இருக்கும். அட்லீஸ்ட் அங்க போனீங்கன்னா, உங்களுக்கு அதுல ஏதாவது காசு கம்மியா வருதோ என்னமோ, அட்லீஸ்ட் அது வந்து குப்பையில் போடாம
ஆ ஆமாங்க. அது எதுக்கு அந்த பாக்ஸு அத்தனை வருதுன்னே எனக்கும் தெரியல. அஹ். ம். ஆமாங்க. ஆ. மறுசுழற்சிக்காவது உதவும். ஆ
அத வந்து அவங்க ஆ என்ன சொல்றது அந்த மறுசுழற்சி பண்ணி வேற மாரி யூஸ் பண்ணுவாங்க.
ஆமாங்க.
இந்த மாரி விஷயங்கள். அப்புறம் வந்து, ஆ ஆ என்ன சொல்றது? இந்த லிக்விட் வேஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லீங்கலா. அந்த நம்ம வந்து நெறைய இப்போ மாப் எல்லாம் போடுவோம். எல்லா தண்ணீயும் சும்மா சும்மா கீழே ஊத்திகிட்டே இருப்போம்.
ஆமாங்க. ஆஹ.
ஆ அந்த மாரி இல்லாம, அதெல்லாம் வந்து <inhales> இப்போ டாய்லெட் பிளஷ் பண்ணுறக்கு யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு இப்போ <tsk> கொஞ்சம் அந்த ஆரோ வாட்டர், பியூரிஃபையர்லாம் இப்போ பிளான்ட்ஸுக்கு ஊத்தலாம். கார் கழுவருக்கு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்க வந்து கழிவாவே பார்க்காம, அத வந்து வேற விதமா எப்படி யூஸ் பண்ணலாம்? அப்படின்ற மாரி, நம்ம ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மகிட்ட இருந்துதா ஆரம்பிக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கட்ட சொல்லணும்.
ஓஹோ! ஆ, புரியுதுங்க ஆஹ. ஆமாங்க. அருமையா சொன்னீங்க. அ இத தவிர்த்து வந்து, இப்போ வீட்ல வந்துட்டு, அ இந்த ஈ வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஒரு பேட்டரி ஆகட்டும். இல்ல மொபைல் வந்து பழசு இருக்கும். அ அல்லது சார்ஜர் வந்துட்டு கெட்டு போய் ரிப்பேர் ஆயிருக்கும். இல்ல வந்துட்டு இந்த ஃபேனு அப்படி இப்படின்னு நிறைய நம்மள்ட்ட இருக்கும். அதுவும் குழந்தைகள் இருந்துட்டாங்கன்னா, இந்த எலக்ட்ரிக் ஐட்டம்லாம் வாங்கி வச்சிருப்போம். <laughs> அதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆயிருக்கும். அ இப்போ இந்த மாரி பொருட்கள வந்துட்டு, நம்ம எப்படி கையாளலாம்ன்னு நினைக்கிறீங்க?
கண்டிப்பா. கொஞ்சம் இந்த மாதிரி இந்த, ஆ இந்த பேட்டரீஸ் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா, ஆ குப்பைக்குள்ள போறக்கு முன்னாடி யோசிக்கணும். ஏன்னா அதெல்லாம் கொண்டுபோய் டக்குன்னு எரிச்சுடுறாங்க இல்லைங்களா? பேட்டரில லித்தியம் நெறைய வகையான கெமிக்கல்ஸ் இருக்கும்.
ஆஹா. ஓ! அப்போ வந்து தீ பிடிச்சுடுது. அஹா.
அது வந்து காற்று வந்து ரொம்பவே மாசுபடுத்திரும். அது வந்து <inhales> ஒரு ப பக்கத்தில எரிக்கிறவங்களுக்கு கூடவே அது வந்து ரொம்ப நாள் அந்த சுவாசிக்க சுவாசிக்க அவங்களுக்கு அது ஒரு விஷமாவே மாற்றக்கு வாய்ப்பு இருக்கு. அத வந்து வேற ஏதாச்சு மூலியமா நீங்க யோசிச்சு பாருங்க. இல்ல அது முடியலன்னா, <inhales> நீங்க இந்த மாதிரி பிளாஸ்டிக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுப்பாங்கல்ல, அவங்க கிட்ட போட்டு இதெல்லாம் அடிச்சு உடைச்சு <inhales> அவங்க அந்த மேல இருக்கற ஷெல்லையும் இதையும் தனியா பிரிச்சு. ஏன்னா? அவங்களுக்கு எப்டி இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும்ங்கறது தெரியும்.
ஆ. கண்டிப்பாங்க. ஆமா, ஆமாங்க. ஆ. ஓஹோ! சரி, சரிங்க. இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு. நம்ம வந்து இது எல்லா பேட்டரி உடைச்சு நிலக்கரி தனியா, அந்த இது தனியா பிரிச்சுட்டு இருக்க முடியாது அப்பன்ற போது, ஆ அதை போய் இந்த மாதிரி பிரிக்கிறவர்கள்ட்ட குடுத்துட்டா பிரச்சனை இல்ல. அத ஏன் குப்பையில் போடாட்டி அப்டின்னு <chuckles> சொல்றீங்க. நல்லா இருக்குதுங்க இந்த ஐடியா.
ஆமா, அவங்க கிட்ட கொண்டு போய் குடுத்துடலாம். ஆமா. ஏன்னா எல்லாரும் என்ன யோசிப்பாங்கன்னா, "இதில எல்லாம் என்ன காசு வருது? நமக்கு எதுக்கு அலைச்சல்?" அப்டின்னு யோசிப்பாங்க.
அதே தான். ஆ ஆனா, அது வந்து காசுக்காக இல்ல, மறுசுழற்சிக்காகவும், இந்த மாதிரி வந்து எரிக்கும்போது அங்கே எரிப்பதற்கு நின்னுகிட்டு இருக்க அந்த நபருக்கு வந்து ஆபத்து வரக்கூடாது. அதில இருந்து நமக்கும் வரக்கூடாது. அப்டின்கிற நல்ல எண்ணம் இப்படி <chuckles> இருக்குது. அப்டிங்கிறது எனக்கு நீங்க இப்போ சொல்லி தான் தெரியுதுங்க.
அது கண்டிப்பாங்க, ஏன்னா ந நான் வந்து கிராமத்தில இருக்கன். எனக்கு இந்த மாரி ஒரு சில விஷயங்கள் போடும்போது இப்போ வந்து இங்கே எல்லாம் வந்துட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் எரிச்சுருவாங்க. பக்கத்தில காடுகள் தான் இருக்கு. அது வந்து இங்கே அ அவ்ளோ பெரிய வேஸ்ட்டு சேராது. ஆனா, இதுவே நீங்க நகரத்தில பார்த்துட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு எத்தனையோ 1,000 டன் கணக்கில குப்பை சேர்ந்துட்டு இருக்கு.
ஆஹா. ஓ! ஓஹோ! ஆஹா. ஆமாங்க, சரியா சொன்னீங்க.
அப்போ அங்கே நீங்க எரிக்க எரிக்க உங்களுக்கு அந்த புகை வந்து அந்த ஊர் ஃபுல் ஆவே பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒன்னோடு ஒன்னு கலக்குறது தானே. ஏன்னா, நம்ம கண்ணுக்கு மே பி தெரியாம இருக்கலாம். இருந்தாலும் அந்த காத்துல எத்தனை மாசு இருக்கப்போகுதுங்க?
ஆமாங்க. அதாங்க. கண்டிப்பாங்க, அது வேணா சரியா இருக்கு. அ அப்புறம் 2வது மறு மறுசுழற்சிக்கு குடுக்குறத வந்துட்டு எந்த இடத்தில குடுக்கணும்னு கூட அழகா சொல்லீட்டிங்க. அ இத தாண்டிங்க இந்த மாதிரி வீட்டில அந்த அ பழைய துணிகள் இருக்கும். ஆ அந்த மாதிரி பொருட்கள் அல்லது இந்த பொம்மைகள் இருக்கும், இதெல்லாம் எப்டி மறுசுழற்சி பண்ணலாமா? இல்ல எப்டி குடுக்கறது? எங்க குடுக்குறதுன்னு? எதாவது யோசனை இருக்குங்களா?
ஆமா. கண்டிப்பாங். மாதிரி விஷயங்கள் எல்லாம் எத்தனை பேர் முடியாம இருக்காங்க. <chuckles> அவங்ககிட்ட குடுக்கறது நல்லதுங்க. எங்க வீட்டில
அது இல்லைங்க, நம்ம எங்கே என்ன போடுற மாரி இருந்தால் பரவாயில்ல. போட்டு அத 4 உபயோகத்துக்கு மாத்தி தானே குடுப்போம்.
அ கழிக்கிற துணிங்களா? அப்டியே அது இருந்தா எங்க வீட்டில எல்லாம் எங்க பாட்டி இது அந்தமாதிரி நெறைய ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி கிழிஞ்சிடுது. அவங்களலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, <inhales> அத கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி அவங்க வந்துட்டு இந்த கறி துணி, இந்த சும்மா கிளீன் பண்ணுறக்கு, எனக்கு கார் துடைக்கிறக்கு, இந்த மாதிரி குடுத்துருவாங்க. நாங்க ரொம்ப அதையெல்லாம் போட்டு எரிக்கறது, குப்பையில போடுறது, இந்த மாரி விஷயங்கள் நாங்க பண்ண மாட்டோம். <inhales> ஓரளவுக்கு ரொம்ப ஒரு ஓரளவுக்கு நாங்க யூஸ் பண்ணிட்டு, இல்ல அதுக்கு மேல அது நல்லாயிருந்த கண்டிஷனுக்கு <inhales> யாராச்சும் வந்து கேட்பாங்க. அந்த மாரி குடுத்துருவோம். ஸோ, அந்த துணி மாரி அது வந்து போடுறது கூட பெருசா யாருக்கும் எதுவும் இஷ்யூ ஆகப்போறதில்ல. ஆனா, அதையுமே நீங்க ஏன்னா நீங்க காசு போட்டு எடுத்த துணி. டக்குனு அவ்ளோ பெரிய துணி தூக்கி போடுறதுக்கு பொதுவா அத வேறு எந்தமாச்சு யூஸ் பண்ணலாமா அப்டின்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சா நல்லாயிருக்கும்.
ஆஹ. ஆஹா. ஓஹோ! சரிங்க. சரி, சரிங்க. ஆ. சரி, சரிங்க. ஆ. அதாங்க. சரிங்க, சரிங்க. ஆ இத அடுத்துங்க எப்டி இப்போ வந்துட்டு, ஆ குடும்பத்தில எப்டி நாம வந்துட்டு இந்த மாதிரி குப்பைகளை சரியா கழிக்கிறதுன்னு அழகா சொன்னீங்க. ஆ இத அடுத்து இப்போ நாம வெளியே வர்றோம், சமூகம்ன்னு வரும்போது நீங்க என்ன கருத்து வச்சிருக்கிறீங்க?
அப்புறம் அடுத்து கண்டிப்பாங்க. இந்த அ இப்போல்லாம் இந்த நகராட்சி அ ஊராட்சி முனிசிபாலிட்டிலல்லாம் அந்த ஒரு ப்ளூ கலர்‌ல, கிரீன் கலர்‌ல அந்த குப்பக்கூடைகள் ஸ்கீம்ல்லாம் தந்துட்ருக்காங்க. அந்த டிகிரேடபிள் அதாவது மக்கும் குப்பை, மக்கா குப்பை நம்மளே பிரிச்சுப் போடுற மாரி.
ஆஹா. ஆமாங்க. ஓஹோ! சரிங்க.
ஆமா. அந்த மாரி விஷயங்கள் நீங்க வந்து மக்குற குப்பை அதாவது இந்த மாரி நான் சொன்ன இந்த அ சமையல் வேஸ்டல்லாம் மக்கும் குப்பை. மக்காத குப்பை அந்த பிளாஸ்டிக் இந்த மாரி விஷயங்கள். அத பிரிச்சுப் போட்டுட்டா அவங்க வந்து இந்த பிளாஸ்டிக வந்து ரீசைக்கிள் பண்றதுக்கு அனுப்பிருவாங்க. மக்குற குப்பை மே பி அவங்க கம்போஸ்டா மாத்திருவாங்க. ஏன்னா இத வந்து ஒரு குப்பை கிடங்குக்கே போக தேவைல்லை. இது வந்து ஒரு ஒரு மேன்யூர் அ ஏன்னா ஒரு ஒரு ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறவங்க அவங்க கூட இத வாங்கி, அவங்க வந்து தயாரிக்கிறதற்கு யூஸ் பண்ணிக்கலாம். கம்மி விலைக்கு அவங்களுக்கும் கிடைக்கும். பிசினஸ்‌க்கும் ஆச்சு. நமக்கும் குப்பை சேராது இந்த மாரி விஷயங்கள். அப்பறம்
ஆ. ஓஹோ! ஆமாங்க. ஆஹா. ம். அருமைங்க. ஆமாங்க. இங்கயும் கூட முன்ன எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வ் வீதிக்கு வீதி குப்ப தொட்டி இருந்துச்சு. ம் ஆனா இப்ப எல்லா குப்பை தொட்டியும் எடுத்துட்டு நபர்களை தான் வந்து நேர்ல வந்து வாங்கிட்டு போ சொல்றாங்க. அ இப்போலாம் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து வந்து வாங்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, அப்பவே கேட்குறாங்க. பிரிச்சு குடுத்தா தான் வாங்குவாங்க இல்லைனா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அ இப்ப ஏன் அவங்கனால வந்து அவ்வளோ, அ கண்டிப்பா கேட்க முடியுது அப்படின்னா, குப்பைத்தொட்டி இல்ல அவங்கள்ட்ட தான் போட்டாகணும். அதனால இது ஒரு நல்ல ஒரு யோசனை தாங்க. அது இப் இப்போ போயிட்டு தான் இருக்கு. அ பிரிச்சு கொடுத்தர் கொடுத்தர்றாங்க இப்ப எல்லாரும் பெரும்பாலும்.
கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அதுக்கப்புறம் கவர்ன்மென்ட் வந்து இந்த ஸீரோ வேஸ்ட் இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க. கொஞ்சம் மக்கள் அதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுட்டு எப்படி வேஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம்? எப்படி குறைக்கலாம்? அந்த மாரி விஷயங்கள். இப்ப பார்க், பீச்ன்னு போறோம், பஸ் ஸ்டாண்ட் போறோம், டக்குனு தண்ணீ பாட்ல குடிச்சுட்டு டக்குனு தூக்கி போடுவாங்க.
ம். ஆஹா. சரிங்க. ம். ஆமாங்க. அதேதாங்க, ஆ.
அப்புறம் அந்த ஸோ பீச்‌ல எல்லாம் பார்த்தீங்கன்னா சுண்டல் சாப்பிட்டு அந்த கவர்லா அங்க அங்க பறக்கும். அத பொறுக்கறதற்கு ஆள் வைக்கணும். அத நம்மளே கொண்டு போய் குப்பைக்கூடயில போட்டா, அதுக்கான ஆட்கள் வந்து தேவப்படுறது கம்மியாகும்.
அச்சோ! ஆ. கண்டிப்பாங்க. அத என்ன நம்ப க அ நம்ப கொண்டு போற பேக்லயே ஒரு இடத்தில வந்து அதுக்கு தனியா ஒரு கவர் வச்சுட்ருந்தோம் அப்படின்னா அதில போட்டு போட்டு கடைசியா நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டறலாம் தான். ஆனா, சிலர் வந்து அத ஒரு ஸ்டைலா <chuckles> செஞ்சுட்ருக்குறாங்க. தப்பு செய்றோம்னு தெரியாம, அத வந்து என்னமோ நம்ம தான் ஹீரோ அப்டிங்கிற மாரி தூக்கி போட்டுட்டு போறது நானும் பார்த்துருக்கேன்.
ஆமாங்க. கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பாங்க. அப்புறம் இந்த கிளீனப் அந்த அவேர்னஸ் டிரைவ் கேம்ப் நடத்துவாங்கல்ல இந்த ஒரு 100 பேர் சேர்ந்து நாங்க இன்னக்கி இந்த இடத்த கிளீன் பண்ணப்போறோம். இந்த மாரி அ ஒரு வாலண்டியர் மாரி யாராச்சு வந்தா, நம்மளுமே போணும்ங்க. மத்தவங்க தான் வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தா யாரும் போமாட்டாங்கங்க.
கிளீன் பண்றோம் அப்டின்னு ஆமாங்க. ஆஹா. சரிங்க, ஆ.
அப்புறம் வந்துட்டு, இந்த கார்ப்ரேஷன்லாம் நான் சென்னையில இருக்கும்போது, இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா, ஒரு ஹெல்ப்லைன் இருக்கு. <tsk> இப்ப உங்க ஏனா நான் இருந்த ஏரியாவில இந்த, குப்ப தொட்டி வழிஞ்சு வழிஞ்சு கீழ புல்‌லா ரோட்‌ல, அந்த குப்ப வந்து போட ஆரம்பிச்சிடுவாங்க.
ஆமாங்க, இல்ல வழி இல்லனாலும் கீழ தான் கிடக்கும். சில இடங்கள்ல ஆ.
ஆமா, அதனால அந்த ஹெல்ப்லைன்னு அதுமாரி கூப்பிட்டு, ஒரு மாரி புகார் பண்ணுங்க. இந்த மாரி, இது வந்து வழிஞ்சிருச்சு எடுத்துட்டு போங்க. அந்த மாரி விஷயங்கள். அப்புறம், ஸ்மார்ட் சிட்டி திட்டம்னு இப்ப எங்க ஊரு இப்போ எங் நான் இருக்கிற ஊரில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கீழ இருக்கு. <inhales> அப்படி இருக்கம்போது நிறைய விஷயங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த மாரி மரம் நடுறதாகட்டும், இந்த மாரி <inhales> வேஸ்ட் செக்ரிகேஷன் இந்த மாரி நிறைய விஷயங்கள் வந்து, புதுசு, புதுசா கவர்ன்மென்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து, அவுங்கனால ரொம்ப பெரிய ஒரு கவர்ன்மென்ட்னா இருக்கிற எல்லா ஊரு, கிராமம், ஒவ்வொரு பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிலிருந்து எல்லாம் பார்க்க வேண்டிதிருக்கு. இந்த மக்கள் வந்து, அத ஹெல்ப் பண்ணாதா, எந்த ஒரு ஸ்கீம்‌மா இருந்தாலுமே சக்சஸ் ஆகும்னு, நான் நினைக்கிறேன்.
ஓஹோ! சரிங்க, கேளுங்க. ஓஹோ. நா. <grunts> ஆமாங்க. சரியா சொன்னீங்க. மக்களோட உதவி வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா, நம்ம தான் வந்து குப்பைகள வெளிய கொண்டு போறதே. அப்படி இருக்கைல, அ அந்த எந்த குப்பை வந்துட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறது, முதல்ல நமக்கு விழிப்புணர்வு வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேங்க. ஏன்னா, சிலதெல்லாம் நீங்க இப்ப சொல்லம்போது தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நாங்களும் என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த பேட்டரி எல்லாம் அப்படியே எடுத்து, எடுத்து மக்காத குப்பையெல்லா போட்டு போட்டு தான் கொடுத்துட்ருந்தோம். ஆங் ஆங் அப்படி இப்ப நீங்க சொல்லம்போது தான் தெரிதா. அ அத தனியா எடுத்துக் கொடுத்திருக்கணுமோ அப்படினு. ஆங் தனியா கூட எடுத்து கொடுத்துடலாம். நம்ம வந்து நேரில போயி, அந்த பழைய இரும்பு கடையில கொடுக்கலனாலுமே. ஆ தனியா இதில வந்து பேட்டரி இருக்குனு சொல்லி குடுத்தோம்னா, அவுங்க தனியா வச்சுக்குவாங்க தான?
கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஓ, சரி, சரிங்க. கண்டிப்பாங்க. ஆ, சரியா சொன்னீங்க. தனியா கூட கொடுத்துடலாம் அத, ஆமா. கண்டிப்பா. இந்த ஆன்லைன்‌ல ஃபுட் டெலிவெரி பண்றவங்க கூட அத்தன ப்ளாஸ்டிக் கவர் சுத்தி, சுத்தி தருவானுங்க. எதுக்கு தர்றானுங்கன்னே தெரியல? ஆனா கொடுக்கும்போது ஒரு வந்து அந்த ப்ரவுன் கலர் கவர்‌ல கொடுக்குறாங்க. ஆனா அத தெறந்தா உள்ள ஃபுல்லா ப்ளாஸ்டிக் மட்டும் தான் இருக்கும்.
நல்லது, நல்லதுங்க. அஹம். <laughs> ஆமாங்க நானும் அடடா! சரி, சரிங்க. ஆ பழங்கள் இப்பலாம் அதிகமா வந்து பழங்கள் அதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரவுன் கவர்‌ல தான் குடுத்துட்ருக்காங்க நாங்க இருக்குற எடத்துல, அது கொஞ்சம் பரவாலன்னே சொல்லலாம்.
ஆமா. இல்ல ப்ரவுன் கவர்‌க்குள்ள அவுங்க குடுக்குற கண்டைனர் பிளாஸ்டிக்‌ல தானங்க இருக்கு.
<laughs> அது வேணா உண்ம தாங்க. அப்டி பாத்தோம்னா இந்த பிஸ்கட்டு.
ஆமா, ஏனா இப்ப அட்ட ப்ளாஸ்டிக்லாம் வந்துடுச்சுங்க. நெறையா பக்கம் அதெல்லாம் யூஸ் பணறாங்க. அவங்க நெனச்சா எத்தனையோ சல சம்பாதிக்கிறாங்க. அத யூஸ் பண்லாம். இது வந்து இந்த மாரி ஒரு மாற்றம் வந்து எல்லாத்துக்கிட்ட இருந்து வந்தா தான <chuckles> அப்றம் மாறும்.
ஓஹோ! ஆஹா. கண்டிப்பாங்க சரியா சொன்னீங்க. அ அழகா சொன்னீங்க எப்டி வந்து குப்பைய வந்து சரியா பிரிக்கணும் பிரிச்சு எந்தெந்த குப்பைய எப்டி வந்து நாம வந்து வெளியே கொடுக்கனும். அ மறுசுழற்சிக்கு எந்த மாரி குப்பைகள் போகுது அப்டிங்கிறதும், அ அப்பறம் நீங்க சொன்ன அந்த அப்பார்ட்மென்ட் எடுத்துக்காட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எப்டி அவங்க வந்து மக்க மக்குற குப்பைய வந்து பயன்படுத்திட்டு இருக்குறாங்க அப்படின்னு. அ அது மட்டும் இல்லாம இ அரசு வந்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துட்டுருக்றாங்க. அதுக்கு நம்ம எவ்ளோ உதவியா இருக்கணுன்னு சொன்னீங்க. அ உங்களோட கருத்து எல்லாமே ஆழமாவும், நல்லதாவும் இருந்துச்சுங்க. அ உங்கள்ட பேசுனதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க.
கண்டிப்பாங்க. நன்றிங்க.
நன்றிங்க.